எல்லாருக்குமே வாழ்க்கையில எல்லா நாளும் எல்லா நேரமும் நல்லா அமைஞ்சிரும்னு சொல்ல முடியாது இல்லீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள்ல அ ஒவ்வொரு நேரங்கள் சரியா இருக்காது. அவங்க நினைச்சது நடந்திருக்காது. நினைச்சதுக்கு எதிர்மாறா நடந்திருக்கும். பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க. அந்த மாரி நேரங்கள்ல நம்ம மனம் வந்து அழுத்தத்துக்குள்ளாகிரும். நம்ம மன உளத் மன அழுத்தத்துக்கு ஆளாகிருவோம். அந்த மாரி நேரங்கள்ல உங்களுக்கு ஆறுதலா ஏதாவது உணவு இருந்திருக்குங்களா?
நிச்சயமா அப்படி வந்து என்ன ஆகும்? அப்படின்னா எனக்கு மன அழுத்தம் அப்படின்னு வருதுன்னா வந்து முக்கியமா தலைவலி தான் அதிகமா வரும். அ அப்ப வந்து எனக்கு ஆறுதலான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேனீரோ இல்ல ஒரு காஃப்பியோ குடிச்சா வந்து நமக்குத் தெம்பான மாதிரி ஒரு அ ஃபீல் கிடைக்கும் இல்லையா? அது வந்து எனக்கு வந்து ஆறுதலான உணவுன்னு சொல்லலாம். அத் அதாவது பானம்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த நேரத்துல அந்தத் தலைவலி ஒருவேளை வந்து தொடர்ச்சியா பாத்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா ஏதாவது ஒரு மன உளைச்சலோ இல்ல உட உடல் வலி வந்தோ ஏதோ ஒண்ணு வந்தா கூட அந்த நேரத்துல வந்து எனக்கு முதல்ல தேடுறது அந்தத் தேனீரோ இல்ல ஒரு காஃப்பியோ குடிக்கணும் அப்படிங்கறது தான் தேடும். அத வந்து என்னோட அம்மா செஞ்சு தரும்போது எனக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும். எனக்கிட்ட இப்போ ஒரு கல்லூரி முடிச்சு வீட்டுக்கு வரும் அப்படிங்கும் போது ஒரு தலைவலையோ, ஒரு அழுத்தத்தோட வரும்போது நம்ம அம்மா வந்து ஏதோ ஒரு ஒரு காஃப்பியோ ஒண்ணு போட்டு வச்சு, அது கூட ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க பாருங்க. அப்போ அத பாக்கும்போது அது அத பருகும்போது நமக்கு அந்த அ ஸ்ட்ரஸே வந்து எங்க போச்சு அப்படிங்கறது தெரியாது. அந்த மாதிரி அ அனுபவங்கள் நிறைய இருக்கு.
சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. ஓ, சரி, சரிங்க. இந்த மாரி நீங்க பர்டிகுலர்ர மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது அனுபவம் உங்களுக்கு இருக்குங்களா? நீங்க ரொம்ப அழுத்தத்துல வந்து அந்த நேரத்துல உங்க அம்மாவோ, யாரோ ஒருத்தர் தேநீரோ இல்ல காஃபியோ செஞ்சு குடுத்து, அந்த அழுத்தம் உங்களுக்குக் குறைஞ்ச மாரி ஞாபகம், அனுபவங்கள் எதுவும் இருக்குங்களா?
நிச்சயமா! அத வந்து நான் இப்போ வந்து ஒரு சமீப காலத்துல வந்து அதை நான் மிஸ் பண்றேன். ஏன்னு கேட்டா அம்மா வந்து இப்போ பக்கத்துல இல்ல. ஊர்ல இருக்காங்க. அப்படிங்கும் போது நம்ம அழுத்தமா இருக்கும்போது நமக்கு யாராவது செஞ்சு தந்துட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குவோம் பாருங்க. <chuckles> அந்த மாதிரி நாட்கள் வந்து அதிகமா உண்டு. அ இந்த நேரத்துல இது கெடைச்சுறாதா அப்படிங்கற மாதிரி. ஏன்னுக்கேட்டா நம்ம வந்து ஒரு சில நேரங்கள்ல ஒரு உணவு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனா அது நமக்குக் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது, அ யாராவது வந்து நமக்குச் செஞ்சு குடுத்துருவாங்க. செஞ்சு குடுக்கமாட்டாங்களா? இல நமக்கா வந்து அ இது எப்படியாவது அது வந்து கிடைச்சுறதா? அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அ யோசிக்காம ஆர்டர் போட்டுடுறது இப்போல்லாம். <chuckles>
சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. சரி, சரிங்க.
நமக்கு இது வந்து சாப்பிடணும். க்ரேவிங்ஸ்ஸ இருக்கு. இல்ல வந்து நமக்கு இது சாப்பிட்டா தான் இந்த நாளே வந்து முழுமை அடையும் அப்படிங்கற மாதிரி ஒரு அ உள்ளுணர்ச்சி நமக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாலே வந்து, அ இப்போ தான் நெறைய வந்துருச்சிள்ள. இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்றதுக்கான அ தளங்கள் வந்து அதிகமா வந்துடுச்சு, செயலிகள். அதனால, அதுல வந்து ஏதாவது ஒரு <chuckles> செயலில நமக்கு ஏத்த மாதிரி, நமக்கு எந்தக் கடையில புடிக்குதோ விருப்பமான, ஏன்னா அம்மா உணவு இப்பதைக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின் ஆமா. அப்படி இருக்கற கட்டத்துல என்ன பண்ணுவேனா, டக்குன்னு யோசிக்காம ஒரு ஆர்டர் போட்டு அத நாம சாப்பிட்டா தான் அந்த, அந்த அழுத்தத்துல இருந்து வெளிவே வர முடியும் <chuckles> அப்படிங்கற மாதிரி இருக்கும்.
Swiggy, Zomato அதான், அதாங்க. கண்டி ஆமாமா. ஓ சரி, சரிங்க. இப்ப ஒரு சிலர் வந்து இப்ப நீங்க அம்மா
இப்படி அ அப்படி சாப்பிட்ட ஒரு உணவுன்னு
அம்மாவ வந்து நீங்க மிஸ் பண்றேன்னு சொல்றீங்க. <chuckles> அம்மாவ வந்து நீங்க மிஸ் பண்றேன்னு சொல்றீங்க இல்லீங்களா? இப்படி இருக்கும்போது நீங்கப் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டீ கடையில ஒரு சில இடங்கள்ல வந்து பெண்கள் தாய்மார்கள் வந்துட்டு டீ போடுவாங்க. அந்த மாரி கடைகளுக்குப் போயி அவங்ககிட்ட டீ அ டீ போடச் சொல்லி அவங்க கூடப் பேசி அந்த மாரி எதுவும் அனுபவம் இருக்குங்களா, பழக்கம் இருக்குங்களா? இல்ல.
அ, சொல்லுங்க. நிச்சயமா இது ம மாதிரிப் பழக்கங்கள் வந்து எனக்கு முதல்ல இருந்த இடத்துல இருந்தது, இப்போ வேற இடம் மாறி வந்துட்டோம். அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த அந்த அம்மா கடைக்குப் போயிட்டு அவங்க வந்து காஃபி நல்லா போடுவாங்க. ஃபில்டர் காஃபின்னு சொல்லக்கூடிய அந்த காஃபி வந்து நல்லா போடுவாங்க. அப்போ வந்து அவங்க கிட்ட பேச்சு வழக்குல பேசுறது, அவங்க கூடக் கொஞ்சம் நல்லா இணக்கமா இருந்து, அ நீங்க வந்து வ செய்யறது எங்க அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரியே இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்ககிட்ட அந்த இத வந்து தினமுமே அந்த காஃபி குடிச்ச அனுபவம் இருக்கு. இது போகப் பாத்தீங்கன்னா, அ அப்பா வந்து எப்படி வந்து நமக்கு வந்து <chuckles> உணவு மூலமா வந்து நமக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மழை பெய்து அப்படின்னா அன்னைக்கு கண்டிப்பா ஒரு கொத்து <chuckles> பரோட்டாவோ இல்ல ஒரு பரோட்டா சால்னாவோ <chuckles> வந்து அப்பா வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய உணவுகள் வந்து அப்பா வந்து அந்தக் காலத்துக்குத் தகுந்த மாரி, இல்ல ஏதாவது ஒண்ணு கண்ணுல பாத்துருப்பாங்க, இது வந்து என் மகளுக்குப் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர அந்த இது இருக்கு பாருங்க. அத வந்து நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இப்போ உள்ள நேரத்துகள்ல நான் வந்து நெனச்சு பாப்பேன், இந்த மாதிரி, அ இப்ப மழ பெய்ஞ்சுட்டு இருக்கே, என்னோட கணவர் இத வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கற மாதிரி நெனச்சு பாப்பேன், ஆனா வந்து அ அது வந்து நமக்குக் கிடைக்காது. ஆனா அது வந்து அப்பா வீட்டுல அது வந்து <chuckles> கிடச்சு அத வந்து ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்ச நாட்கள் வந்து அதிகம்.
ஓ. சரி. <laughs> சரி, சரி. ஆமாமா. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பாங்க. நீங்க இது உங்க கணவர்கிட்ட சொல்லி இருக்கீங்களா? என் அப்பா வந்து இப்பிடி மழை பெய்யும் போது இதுமாரி வாங்கிட்டு வருவாங்க. அன் எனக்கு நீங்களும் இதுமாரி வாங்கிட்டு வாங்கன்னு எதும் கேட்டிருக்கீங்களா?
நிச்சயமா. அத சொல்லி உ <chuckles> வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டதில்லை. இந்த மாதிரி நான் வந்தவுடனே சொல்லி இருக்கேன், இப்ப பாருங்க! மழை பெய்து. இந்தமாரி நேரத்துல ஒரு புரோட்டா ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. எங்க அப்பாவா இருந்ததா, இந்நேரம் இதுலாம் வாங்கிட்டு வந்து இருப்பாங்க. அன்னக்கி இரவே வந்து ஒரு மாதிரி நல்லா போகும். அந்தமாதிரி எதாவது வாங்கிட்டு வந்தாங்க அப்பிடின்னா, நானும் என் தம்பியும் சேர்ந்து சாப்பிடறதாகட்டும், அதுக்கு நாங்க சண்டை போட்டுக்கிறது ஆகட்டும். அதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போகும். அந் அந்த இரவு.
ஆ. இப்ப அந்தமாரி உங்க கணவர்கிட்ட சொல்லும்போது அவருக்கு ஒரு சில ஒரு சிலர் வந்து கோவப்படுவாங்க இல்லயா! நீ உங்க அப்பா வீட்லே போய் இருந்துக்கோன்னு எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி எதுவும் கோபப்படலயா? <chuckles>
<chuckles> அந்த மாதிரி அனுபவமும் இருக்கு <chuckles> அ உங்க அப்பாவ வேணா ஃபோன் போட்டு வாங்கிட்டு வரச் சொல்லு. கிளம்ப சொல்லு உடனே, அப்பிடிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இவரு சொல்லி இருக்காரு. ஆனா என்ன பண்றது? நம்ம வந்து அந்த அப்பாகிட்ட இருந்த உரிமையோ! ஒரு இதோ வந்து நம்மகிட்ட கேக்காம கிடைக்கும். அப்பா கிட்ட வந்து, ஆ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், உணவுல எந்த உணவு இருந்தாலும் சரி, நான் கேட்டுருக்கவே மாட்டேன். நினைச்சுதான் பாத்துருப்பேன். சரி இன்னக்கி இத சாப்புட்ணும் போல இருக்கு, அப்பிடின்றமாரி. இல்ல வந்து ஒரு கல்லூரி முடிஞ்சு வரும்போது எங்காவது பாத்து இருந்து இருப்பேன். ஆ அத வந்து நான் நினைக்கதான் செஞ்சு இருப்பேன். ஆனா அது அப்பா வந்து அன்னக்கி அத வாங்கிட்டு வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து கணவர்கிட்ட வருமான்னு கேட்டா, அது வந்து கொஞ்சம் காலம் எடுக்கும். நம்மள பத்தி அவுங்க நல்லா புரிஞ்சு, அ இவளுக்கு இது தான் இந்த இந்த நேரத்து இதெல்லாம் பிடிக்கும். <chuckles> இந்த இந்த நேரத்துல இந்த மாதிரி உணவுக்கெல்லாம் வந்து அ முக்கியத்துவம் கொடுப்பா! அப்பபிடின்றத அவுங்க தெரியணும் ஃபர்ஸ்டு அவுங்க தெரிஞ்சு ம் அவுங்க தெரிஞ்சு அந்தக் காலம் எடுத்து தான் அவுங்க வந்து அதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
சரி, சரி. ஓ! சரி, சரி. <chuckles> ஆமா. கண்டிப்பா. ம். இப்ப வந்துட்டு நீங்கச் சொன்னீங்க இல்லையா? அம்மா வந்து தேநீர் போட்டுத் தருவாங்க, அப்பா வந்து மழப் பெய்யும்போது அந்தக் காலத்துல நமக்கு என்ன வேணும்கிறத பாத்து அவரு வாங்கிட்டு வருவாங்க அப்படி சொல்லிட்டு. இப்ப வாங்கிட்டு வரப் பொருள் தான் முக்கியமா, ச உணவு தான் முக்கியமா இல்ல வாங்கி கொடுக்கக்கூடிய நபர் முக்கியமா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு அப்பா வாங்கிட்டு வருவாங்க, இப்ப வந்துட்டு உங்களுக்குக் கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கத் தூரமா இருக்கீங்க. இந்த நேரத்துல உங்க கணவர் அதே பொருள வாங்கிட்டு வந்தாலும் நீங்க அதே சந்தோஷத்தோடு சாப்பிடுவீங்களா, இல்ல என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து, அ வாங்கிக் கொடுத்த நபர் உங்களுடய அப்பா இல்ல உங்க அம்மா செஞ்சு கொடுத்த அம்மா அவங்க வந்து முக்கியமா?
அப்படீன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா வந்து ஏன்னா வந்து அம்மா அப்பாவுக்கு அடுத்து கணவர் தான் அப்படீ இல்லயா அப்படிங்கிறதுனால இவங்க 3 பேருக்குமே ஒரு கனக்டிவிட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால 3 பேத்துல யார் வாங்கிட்டு வந்தாலுமே நான் சந்தோஷமா தான் சாப் எடுத்துக்குவேன் அத. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ ஒரு ஒரு அ உணவு பாத்து சந்தோஷப்படுறது அப்படின்னா வந்து இப்பக்குள்ள ரீஸண்ட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் தான். ஏன்னா அது <chuckles> அது வந்து கணவர் வாங்கிட்டு வர்றதுல பிடிக்கும். அப்பா வந்து அந்த பரோட்ட்டா மாரி கணவர் வந்து இந்த ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க. அதனால அந்த உணவு வந்து ரொம்ப பிடித்தமான உணவுன்னு சொல்லலாம். அதப் பார்த்தோனே நம்மட்ட இருந்த சோகம் <chuckles> எல்லாம் பறந்து <chuckles> போயிரும். ஒரு சந்தோஷம் கெடச்சுரும் அத.
ஓ! சரி சரி. ம். ம். ம். ம். சரி சரி. இன்னைக்கு நைட் சம சமையல் செய்யுற வேலை முடிஞ்சிருச்சு. <laughs> அப்படீங்களா?
ஆமா, <chuckles> நிச்சயமா அது ஒரு அது ஒரு பாய்ண்ட்டா எடுத்துக்கலாம். அது கண்டிப்பா. அதைச் சொல்லிட்டு வாங்கி வந்தா இன்னும் வந்து நல்லா இருக்கும். ஒரு சில நேரம் சொல்லாம வாங்கிட்டு வந்துருப்பாங்க. நம்மளும் வந்து இங்க எதாவது ரெடி பண்றதுக்கான வேலைகளைப் பாத்து வச்சிருக்கோம். அப்போ ஒரு சில நேரம் கொஞ்சம் கோபம் வரும் தான் நீங்கச் சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு. இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம் தான்.
இப்போ சமீப <laughs> ம். ம். என்னதான் சொல்லிட்டு செஞ்சாலும் என்னதான் சொல்லிட் சொல்லாம செஞ்சாலும் அது ஒரு ஸர்ப்ரைஸ் அது அது கொஞ்சம் ஃபீல் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது பொதுவா ஆண்களுக்கு இது பிடிக்கும். <tsk> சொல்லாம திடீர்னு ஸர்ப்ரைஸ் பண்றது.
கண்டிப்பா. கண்டிப்பா அதைப் பாத்த உடனே அது ஒரு ஆமா. அதைப் பாத்த உடனே ஒரு சந்தோஷம் <chuckles> வந்துரும். எனக்காகட்டும், என்னோட குழந்தைகள் ஆகட்டும், அப்பா இத வாங்கிட்டு வராங்க அப்படின்னாலே அதைப் பாத்த உடனே வர்ற சந்தோஷத்துக்கு அளவு இல்ல தான். இருந்தாலும் எனக்குக் கொஞ்சம் சின் லைட்டா வந்து வருத்தமா இருக்கும். ஏன்னா அது வந்து இப்போ சப்பாத்தி மாவு எல்லாம் பிசைஞ்சு வைக்கணும் அப்படின்னா, அத வந்து காலைல வரைக்கும் இது பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து பிசைஞ்சு ஊற வச்சிருப்பேன். அதனால அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் முன்னாடியே சொல்லக் கூடாதா அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். <chuckles>
ஆம். ம். <laughs> கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம நறைய வேலைகள் தேவையில்லாம செஞ்சு வச்சிட்டோம். அதுவும் வேஸ்ட் ஆகுற மாரி ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு இல்லீங்களா?
நிச்சயமா நிச்சயமா.
ம். அ இப்போ சமீப காலத்துல நீங்க வந்து இந்த மாரி எதோ அனுபவம் நீங்க வந்து ரொம்ப அழுத்தத்துல இருந்து யாரோ ஒருத்தர் இந்த அம்மாவோ, அப்பாவோ, கணவரோ யாரோ ஒருத்தர் உணவு எதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்து நீங்க ரிலாக்ஸ் ஆன அனுபவம் சமீப காலத்துல எதுவும் நடந்துருக்குங்களா?
அ நிச்சயமா. அது என்ன அப்படின்னா, அ சமீக சமீப காலத்துல அப்படின்னு சொல்லப்போனா வந்து, அ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒண்ணுமே சமைக்கல வீட்டுல. அப்போ எனக்கு ஏ ஏ ஏற்கனவே வந்து <chuckles> வேலைப்பளுவுனால கொஞ்சம் அழுத்தமா தான் இருந்தேன், அதனால தான் நான் சமைக்கல. அப்படி இருக்கும்போது என் கணவர் வந்து சும்மாவே அவரும் வந்து அன்னிக்கு ஞாயிற்றுக்கழமை எப்பவுமே வேல இருக்காது. அன்னைக்கு அவரும் வந்து வேலைக்குப் போனனால சரி அவ்ளோ தான் போல நம்ம எதையாவது ஆர்டர் போட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில நானும்பே அமைதியா இருந்துட்டேன் ஒண்ணுமே சமைக்காம. அப்போ என் கணவர் வந்து திடீர்னு அரை அரை நாள்லயே வந்து வேலை முடிஞ்சிருச்சுன்னு <chuckles> சொல்லிட்டு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்தாரு. அத பாக்கும்போது நமக்கு வந்து ஒரு அளவு கடந்த சந்தோஷம். அப்பாடா! இன்னிக்கு இப்படி நம்ம வந்து சாப் சாப்பிடாம இருந்திரலாம் அப்படின்னு நெனச்சோம், இல்லனா எதாவது அ நேரம் கடந்து எதாவது ஆடர் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கும்போது அந்தப் பிரியாணியப் பாக்கும்போது அந்தச் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஆமா பறந்துச்சு
சரி. சரி. ஓ, ம். <laughs> ஒரே ஆனந்தமா போச்சு. நீங்கக் காலைலேந்து அன்னைக்கு சாப்பிடவே இல்லைங்களா?
இல்ல காலை உணவு சாப்பிட்டாச்சு மதியம் வந்து செய்யாதனால அ அத நான் வந்து அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். சரி, நம்ம மட்டும் தான ஆமா நம்ம மட்டும் தான கணவரும் வந்து அங்க பாத்துக்குறேன். நான் பாத்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க ஏன்னா-ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கொஞ்சம் நல்லா தூங்குவோம். அ அதனால வந்து சரி நீ தூங்கு பரவால்ல நான் வந்து மதிய உணவு அங்க பாத்துக்குறேன் அப்படிங்கற மாதிரி போயிட்டாங்க. ஆனா வந்து அவங்க அரை நேரத்துல அத வந்து வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டது வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம்.
ஓ. எதா ஆடர் போட்டுக்கலாம். ஆமாமாங்க. ம். ம். ம். ம். ம் அ அதாவது எதிர்பார்த்து அதாவது வாங்கிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்து கிடைக்கிறது உங்களுக்குச் சந்தோஷம் அதிக சந்தோஷமா இருக்குமா? இல்ல எதிர்பாராம ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு வந்து இப்போ நீங்கச் சொன்னீங்க இல்லையா? ஞாயித்துக்கிழமை வந்துட்டு சமீப காலத்துல உன்னால ஓ செய்ய முடியல. உங்களுக்கு வேலை பளுவுனால அழுத்தத்துல இருக்கீங்க. அதைத் தெரிஞ்சு அவர் வாங்கிட்டு வரார்ன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்கச் சந்தோஷமா இருந்திருப்பீங்களா? இல்ல நீங்க வந்துட்டு
இல்ல, இல்ல. இல்ல இல்ல. அவர் வந்து அது திடீர்னு அவர் வருவாருங்கிறதையும் வந்து நான் வந்து நினைக்கவே இல்ல. ஏன் கேட்டா முழு நேரம் ஆகும் இரவு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாரு. சரி அதனால நானும் வந்து நா ஞாயிற்றுக்கிழமைதான பொறுமையா ஒரு 4 மணியா போல அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கற மாதிரி நானும் விட்டுட்டேன். ஆனா வந்து அவர் ஒரு 1 1/2 மணிக்கே வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தது ரொம்பவே வந்து அது ஒரு மகிழ்ச்சியா வந்துச்சு. ஒவ்வொரு நேரம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்னால சமைக்க முடியல அப்படின்னா அவரு எதாவது சமையல் வந்து செஞ்சு ட்ரை பண்ணுவாரு. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அவரு சரியா செய்யலைன்னாலும் நமக்காக ஒரு முயற்சி பண்றாங்கள்ல. ஏன்னா அம்மா, அப்பா, அம்மா வீட்டுல அம்மா கையால சமைச்சு சாப்பிட்டு வளர்ந்துட்டு இப்போ வந்து நம்மளே நம்ம கையால செஞ்சு செஞ்சு சாப்பிடும்போது, நமக்கு ஒரு சில கட்டத்துல ஒரு கட்டத்துல வெறுப்பா இருக்கும். என்னடா நம்மளே சமைச்சிட்டு இருக்கோம் தினம் அப்படின்னு அந்த ச நேரத்துல வந்து கணவர் ஏதாவது சமைச்சு கொடுத்து அதை நம்ம சாப்பிடும்போது ஒரு ரிலாக்ஸா ஆன ஃபீல் வரும். அது வந்து கண்டிப்பா அழுத்தத்துல இருந்து நம்மள வெளிப்படுறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்.
<laughs> சரி, சரி. சரி. <laughs> ம். ம். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த ஆங்கிலத் ஆமாம்மா. அந்த ஆங்கிலத்துல எஃப்பர்ட் மேட்டர்ஸ் ன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா? அவங்க செய்யக்கூடிய சமையல் நல்லா இல்ல அப்படின்னாலும் கொஞ்சம் ருசி கம்மியா இருக்குது, காரம் அதிகமா போயிடுச்சு, அந்த மாரி இருந்தாலும் அவங்க நமக்காகச் செஞ்சு கொடுக்கிறாங்கன்றது ரொம்பவுமே நமக்கு ரிலாக்ஸேஷன்னா இருக்கும் இல்லைங்களா?
கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான் சொல்ல வந்தே நானுமே. <chuckles>
<laughs> சரிங்க. இப்போ நீங்க அந்த டீக் தேநீர் குடிக்கிற பழக்கம், காவி காஃபி அம்மா செஞ்சு கொடுக்கிற பழக்கம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப புடிக்கும்னு சொல்லி சொன்னீங்க இல்லீங்களா? அது வந்து எ எந்த வயசுல இருந்து உங்களுக்கு அந்த அனுபவம் வந்து பிடிச்சிருந்தது?
ஆமா. அது பள்ளிப் பருவத்திலிருந்தே வந்து அந்தத் தேநீரும், அதுவும் வந்து அம்மா போட்ட மாதிரியே இல்லையே. அவங்களும் அதே ப்ராண்டு தான் வாங்கி வந்து ஒரு காஃபி போடுவாங்க, ஒரு டீ போடுவாங்க. நானும் அதே ப்ராண்ட்ல தான் இந்தத் தேயிலையும் சரி, அ காஃபி பவுடரும் சரி அந்த இது தான் வாங்கி போடுறேன். ஆனா அவங்க போடுற மாரி எனக்கு வர மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி நறைய நேரங்கள்ல எனக்குத் <chuckles> தோணும். அப்போ நான் சொல்லுவேன், என்னோட கணவர்டையும் சொல்லுவேன், நீங்க எல்லாம் ஒரு தடவை போட்டு முயற்சி பண்ணி பாருங்க. எங்க அம்மா டேஸ்ட் வருதான்னு <chuckles> பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரம் அவங்களையும் போட வச்ச காலமும் உண்டு. <chuckles>
<laughs> <laughs> ம். <laughs> ஒரு சில இடங்கள்ல சொல்லுவாங்க இல்ல, நாங்க வீட்டில சா சா சாப்ட்ட மாரியே இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு சில ஹோட்டல்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாரி எதுவும் வேற எங்கேயா ஹோட்டல்லயோ ஏதோ ஒரு, ஆ டீ கடையில, பேக்கரீல அம்மா செஞ்ச மாரி எங்கயும் சாப்பிட்ட ருசி இருந்த மாரி ஞாபகம் இருக்குங்களா?
அ அது வந்து அது வந்து இந்த வாப்பூ வடன்னு சொல்லுவாங்கள்ல. அது வந்து ஒரு, அ, ஹோட்டல் தான் கஃபே மாதிரி கஃபே மட்டும்தான் கஃபட்டீரியான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதுல வந்து காஃபியும் ஸ்னேக்ஸ்ஸும் உள்ள கட தான் அது. அந்த சொன்னேன் பாத்தீங்களா, அடிக்கடி போயி அவங்க அம்மா மாரியே வந்து காஃபி குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் காஃபி குடிப்பேன்னு. அங்க வந்து வாழப்பூ வட விப்பாங்க. அது அப்படியே வந்து எங்க அம்மா செய்ற மாதிரியே இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அத நான் அவங்ககிட்ட அடிக்கடி சொல்லி இருக்கேன். அங்க போனாலே அந்த ரெண்டு வட சாப்பிட்டாதான் நமக்கு வந்து, அ ஒரு மன அமைதி கடைக்கும்னு வச்சுக்கலாம். ஒரு சந்தோஷமா இருக்கும் அதச் சாப்பிடும்போது.
ஆமாங்க. சரி. ஆமாம்மா. ஓ சரி, சரி. அ, அ. <laughs> சரி, சரிங்க. சரிங்க. இவ்வளவு நேரம் வந்து நீங்க அழுத்தமான நேரத்துல உங்களுக்கு என்னென்ன உணவு வந்து ஆறுதலா இருக்கும், யார் யார் குடுத்தா, அம்மா வந்து தேநீர் இல்ல காஃபி செஞ்சு கொடுக்கணும், அப்பா பரோட்டா வாங்கிக் கொடுப்பாங்க, கணவர் வந்து ரைஸ் வாங்கிக் கொடுத்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆறுதலா இருந்ததுன்னு எனக்கு சொன்னீங்க, ரொம்பவுமே எனக்குச் சந்தோஷமா இருந்தது. உங்களுடைய நேரத்துக்காக நன்றிங்க.
நன்றிங்க.